ஆமாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் பழைய நெறைய நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அ அப்ப ஸ்நாக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்க? ஏன்னா என் காலங்கள்ல எப்படியோ பாப்கார்னூ அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு. நீங்க இந்த கேப்டன் பிரபாகரன் பார்த்த டைம்லலாம் அப்பவுமே இந்த பாப்கார்னு இந்த மாரி விஷயங்கள், பப்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் வித்துட்டு தான் இருந்தாங்களா?
ஆமா. அ ஆ அது ஐஸ் கிரீம். இந்த கோன் ஐஸ் கிரீம் போக வந்து அ பப்ஸு இப்ப அதுதான் ரொம்ப ஃபேம குறிப்பா வந்து முட்டை <laughs> முட்ட பப்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. ஆமா திரையரங்குல. குறிப்பா ஊர்ல வந்து, அதுவும் அந்த திரையரங்குல வந்து சூடா இருக்கும். அந்த வாசம் இருக்கும். அந்த திரையரங்கு திரையரங்குல இருக்கிற அந்த வாசம் வந்து அதுதான் ம் குறிப்பா வந்து ஞாபகம் இப்போ ஞாபகத்தில வருது எனக்கு. அந்த ஒரு அந்த ஒ அ அ அ அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வாசம் இருக்கும்ல்ல. அந்த சென்ட்டுன்றது வந்து, அது திரையரங்கு பழைய திரையரங்குக்கு போனா நம்மளுக்கு ஒரு ஒரு அந்த வாடை வரும் பார்த்தீங்களா,
ஆமாங்க, ஆமா. ரொம்ப ஃபேமஸ். ஓ! சரியா சொன்னீங்க.
ஆமா. அ ஆ.
ஆமாங்க. பழைய தியேட்டரா இருந்தா சீட்டே ஒரு மாரி வாசம் அடிக்கும்.
வாசம் அடிக்கும். ஆமா, ஆமா. அது வந்து அந்த பழைய அந் அதுதான் வந்து இப்போ உள்ள திரைப்ப திரையரங்குல அது குறிப்பா கிடையாது. பழைய திரைங்க திரைப்படத்த பார்த்த திரை திரை அரங்குகள்ல வந்து குறிப்பா அந்த வாசம், அந்த ஒவ்வொரு திரையரங்கமும் வந்து ஒவ்வொரு குறிப்பா வந்து இது அந்த குளிர்சாதன இதுல வந்து அது போட்டு வுடுவாங்கன்னு நெனைக்கிறேன்.
சரிங்க.
அவங்க அந்த திரையரங்கு உ உரிமையாளர் வந்து குளிர்சாதனம் வந்து
ஓ! நீங்க அவரு அந்த பெர்ஃப்யூம்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாரி விஷயங்கள வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பண்றது இல்ல தான். ஆனா, இருக்கு. நீங்க சொல்றது நல்ல விஷயம். கரெக்ட்டான விஷயம். அப்புறம் இந்த பா
ஆ அந்த மாரி வந்து வாசனை திரவியம் வந்து அவங்க கு குளிர் சா ஆமா. அவுங்க குளிர்சாதன இதுலயே பண்ணி வுடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா.